ஆ அதாவது, இப்ப இந்த மாதிரியான சூழலுக்கல்லாம் நாங்க எங்க நண்பர்களோடு கொஞ்சம் கலந்து பேசுவோம். நாங்களும் கொஞ்சம் தனியா இருக்கோம் அப்படின்றப்போ. என்ன பண்ணுவோம்ன்னா, சாதாரணமா, ஒரு கருப்பு மூக்கு கடலையோ, இல்ல பச்சை பயிரோ, இல்ல வெள்ளை மூக்கு கடலையோ, வேர்க்கடல. இது இது எ எது இருந்தாலும், அதோட சேர்த்து 2ஆ கலந்துப்போம். ஏன்னா, இப்போ வேர்க்கடலய வந்து எந்த ஒரு பொருட்களோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ருசியா இருக்கும். அந்த மூக்கு கடலைய சாப்புடுற அந்த சிரமம் இருக்காது. அதனால என்ன பண்ணுவோம்ன்னா, இதுல ஏதாச்சும் 1, 2 கலந்து நைட்டே ஊற வச்சுருவோம். காலையில எழுந்துருச்சு எனக்கு பச்சையா சாப்பிடவும் எனக்கு தெரியும். ஆனாலும் என் நண்பர்களுக்கு வந்து அவுங்களுக்கு சாப்புட அது அந்த அளவுக்கு ஏதுவா இருக்காது.
ஓ! சரிங்க. ம். சரிங்க. ஆ. கண்டிப் ஓ! சரி. அப்படிங்களாங்க? ஆ. அது அப்படியே ஊற வச்சு அப்படியே சாப்ட்டுருவீங்களா?
அதனால அத எடுத்து ஆமா. அத அப்படியே சா ஏன்னா, நான் விளையாட்டு ப போட்டிக்கல்லாம் கலந்துக்கிட்ட காலங்கள்ல அப்படி தான் சாப்பிடுவேன். அப்போ, அது வந்து ரொம்பவும் எளிமையா முடிஞ்சிரும் இல்லையா? நைட்டு ஞாபகமா ஊற வச்சா மட்டும் போதும்.
ஓ! சரி, சரி. ஆ சரி, சரி. ஆனா நீங்க இந்த எளிமையில முடிப்பீங்கன்னு நான் நெனச்சுக்கூட பாக்கலைங்க. ஆ சரிங்க, சரிங்க.
<laughs> ஆமாங்க. அவ்வளோதான். இப்போ, ஊற வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருவோம். அப்புறம் அவங்களுக்கு அது அத சாப்பிட புடிக்காதுங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவோன்னா? ஒரு அ ஒரு 1/4 மணி நேரம், நாங்க அத குளிச்சுட்டு வர நேரத்தில அந்த கொஞ்சம் தண்ணி மாத்தி, கழுவி, கொஞ்சம் கல்லு உப்பு போட்டு அத வந்து ஒரு நல்ல நல்ல கொதி விட்டுரும். அப்ப எங்ககிட்ட குக்கர்லாம் கிடையாது. அதனால போட்டு இப்போ தண்ணியிலே போட்டு ஊற வச்சுட்டு, அந்த தண்ணியவும் நான் குடிச்சுடுவேன். அது கூட இந்த சுண்டல வந்து எல்லாரும் பரிமாறி சாப்ட்டுப்போம். அ இதையும் என்னோட இன்னொரு நண்பர் என்ன பண்ணுவாார்ன்னா, இந்த வேர்க்கடலையவும் சாப்பாட்லயே போட்டு வேக வச்சுருவாரு. நல்லா கழுவிட்டு பச்சை வேர்கடலைய அதுல போட்டு வேக வச்சு, சாப்பாட்டோட அத அப்படியே அந்த அந்த கு எதோ சொல்லுவாங்களே? ம ம். அ மசிச்சலாம் இல்ல. அ இந்த நொய் கஞ்சில்லாம் செய்வாங்க. கஞ்சின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா வந்து பருப்பு போடுவாங்க. உளுத்தம் பருப்பு வந்து இந்த மாரி சாப்பாடோட பச்சை உழுத்தம் பருப்பு, பச்ச பயர் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. அந்த மாரி இவரு வேர்க் கடலைய போட்டு சாப்பிடுவாரு. அப்ப அந்த வடிக்கிற தண்ணி தண்ணீல்லாம் வடிக்கணுன்ற தேவையே இருக்காது.
அ. ஆ. ஆ சரி, சரி. ஆ. ஓ! சரிங்க. ஓ. வேர்க்கடலையே இப்ப மசிச்சு சாப்ட்டுருவாங்களா? ஆ. ஆமா, ஆமா, ஆமாமா. ம். ஓ! சரிங்க. ஓ அந்த கஞ்சியோட அததான் அதான் நல்லா கொழக் கொழன்ட்டு, நம்ம தயிர் சாதத்துக்கு செய்ற மாரி கொஞ்சம் இதா செஞ்சு அப்படியே சாப்ட்டுருவாங்க. தண்ணி வந்து வ ரொம்ப திக்காயிடும். அந்த சாப்பாடும் சேர்ந்து அது ஒரு மா மாரி இருக்கும். ஓ! சரிங்க.
அ. ம். ஆமாமா. ம். அதேதான், அதேதாங்க. அது மாதிரி, எனக்கு பச்சை பயரு கஞ்சி சாப்ட்டுருக்கேன். இவரு வேர்ககடல கஞ்சின்றது ரொம்பவும் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அந்த வேர்க்கடல வந்து நல்லா ருசியா இருக்கும் இல்லையா? நமக்கும் சாப்பிடணும்ன்னு ரொம்போ ஆர்வமா இருக்கும். அந்த மாரி செஞ்சு சாப்பிடுவேன்.
<laughs> ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, நான் இத ட்ரை பண்ணலாம்ன்னு தாங்க இருக்கேன். ஆனா, இந்த இப்ப இந்த அளவுக்கு பச்சையா சாப்பிட மாட்டேன். இந்த மாரி வேணா ட்ரை பண்ணி கண்டிப்பா சாப்புடுவேன். ஆமாமா. ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லணும். அதாவது எளிமையா பண்ணலாம்ன்னு தெரியும். ஆனா உங்க அளவுக்கு எளிமையா பண்ணணுமா? பண்ணுவேணான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இந்த போவா அந்த இது செய்றதுமே எனக்கு புதுசா இருந்துச்சு. அ த பாலையும், தயிரையும் நீங்க ஒண்ணா போட்டுட்டு, போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நீங்க அத ஒரு தயிர் சாதமா கிண்டி சா ஒரு டீயா போட்டு குடிக்கிறதாகட்டும், அப்புறமா அந்த கோ "உடம்பு சரியில்லன்னா, நான் ரசம் கிசம் எதுவும் வைக்க மாட்டேன். வெறும் பால் அ பிரெட்ட மட்டும் வச்சு சாப்பிட்டு போயிருவேன்." அப்படின்ற மாரி உங்க எளிமையான விஷயத்தல்லாம் சொல்லும்போது, எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அதெல்லாம் கேட்க. உங்களோட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.
<laughs> அ. வேக வச்சு சாப்பிடலாம். ம். அஹா. ம். <laughs> சரிங்க. ஆமாங்க. ம். <laughs> ஆமா. ம். <laughs> ஆமாங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. நன்றி.

தேனாமிரதம் மாரி இருக்கும். அப்டின்ற மாரி சொல்றீங்க.
ஆமா. அது நம்ம சாதாரணமா இப்போ அந்த அவுல் வந்து நான் அந்த பால்ல போட்டு சாப்பிடுற மாரி, இனிப்பு போட்டு சாப்படுறப்போ, அது ஒரு விதமான சுவையா இருக்கும். அத தாண்டி இந்த மஞ்சத்தூள், தண் எண்ணெய்ல போட்டு அத கொஞ்சம் தாளிச்சு அதில சாப்பிடும்போது, அது அது ஒரு விதமான ஒரு ருசிய எனக்கு குடுத்துச்சுன்னு சொல்லலாம். ம்.
சுவை இருக்கும். கண்டிப்பா. ருசி. ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ சில நேரம் நம்மளுக்கு இந்த முன்னாடியே தெரியும்ல. அந்த காய்ச்சல் வர மாரி இருக்கு. இல்ல தலவலி இருக்கு. அ இந்த சலி பிடிச்சுச்னா அதுக்கு ஒரு விதமா சமைச்சு அது சிம்பிளான டிஷ்ஷா தான் இருக்கும். ஏன்னா, அன்னைக்கு வந்து நம்ம ஹெவியா சாப்பிட மாட்டோம். அப்போ மொதல சுலபமா செய்றக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆ உணவ வந்து நீங்க அந்த மாரி ஆறுதலுக்காக, அதாவது என்ன சொல்றது? <tsk> அந்த சலியும் சரியானும். இ காய்சல் தலைவலி இருந்தாலும் போகணும் அப்டின்ற மாரி ஏதாச்சும் முயற்சி பண்ணதுண்டா உங்க வாழ்க்கையில.
ஆமாங்க. ம். ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா. க கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அப்ப நம் நம்ம தான் சமைச்சு சாப்பிடணுன்ற ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா, நம்ம நல்ல நாள்லயே சமைச்சு சாம்பிடுறதுக்கு சோம்பேறி தனம். இதுல எங்க இருந்து நம்மாங்க சமையல் சாப்படுறதுன்னு சொல்லிட்டு போய் ஒரு நல்ல பிரெட் பாக்கெட்ட வாங்கிட்டு. பாலை நல்லா கொதிக்க வச்சு காஃபி போட்டுட்டு, அந்த காஃபில தொட்டு சாப்டுவேன். அதுவே எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும். அது அதுவும் ரொம்ப எளிதா ஜீரணமாயிடும். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா. அதுலயும் ரொம்ப இரும்மலா இருந்துச்சு அப்படின்னா, நல்ல இஞ்சு நல்லா கார சாரமா போட்டுட்டு, அதுல அந்த பிரெட்ட தொட்டு சாப்பிடுவேன். அது ரொம்பவும் அருமையா இருக்கும் எனக்கு அந்த இரும்மலுக்கும் மருந்தாயிடும். நமக்கு வயித்துக்கும் பசி ஆறிடும்.
கண்டிப்பா. ஆமாங்க. <chuckles> ஓ! ம். ஆ ச கண்டிப்பா. ஓ! சரி. ஓ! சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் நான் அந்த மாரி தான் ஒரு ச அ எனக்குமே அப்படிதாங்க சோம்பேறியா இருக்கும். சில நேரம்லாம் பாத்திங்கன்னா என்னால்ல சமைக்க முடியாது. ஆ நான் வந்து ஒரு நாள் தனியா இருந்த நேரத்தல வந்து எனக்குமே கோல்டா ஆயிடுச்சு. ஃபீவர் வர மாரி இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பால்ல வந்து இந்த மஞ்ச பால் தெரியுங்களா? ஆ. மஞ்சள் போட்டு, மிளகு அ லைட்டா நுணுக்கி போட்டு. ஆ அந்த அ பனங்கர் கண்டு போட்டுட்டு பன்னு வாங்கிப்பேன். பன்னு வாங்கிட்டு அதில அ நம்ம இது பண்ணி சாப்பிடும்போது, அது ரொம்பவே நல்லாருக்கும். அந்த பாலோட ருசி தனியா இருக்கும்ல நம்மளுக்கு அது அத சேத்து அந்த பண்ணோட சேத்து சாப்பிடும்போது அது அந்த நேரத்துக்கு அமிர்தம் மாரி தான் இருக்கும் அப்டின்ற மாரி அந்த
ம். ஆ. ம். சரி. ஓஹோ! ஆமாமா. தெரியும், தெரியும். ம். ஆமாங்க. ம். சரி, சரிங்க. ஓஹோ! <chuckles> ஆஹ. ஆமாமா. ம். <laughs> ஆமாங்க. நமக்கு, அந்த சளி இருமல்லாம் இருக்குன்னா, அந்த வாய் கசப்பு வேற வந்துரும். நமக்கு என்ன சாப்பிட்டாலும் அந்த ருசியே தெரியாது. ஆனா இந்த டீ பன்னு இல்ல பிரெட் இதெல்லாம் சாப்பிடும்போது மட்டும் அந்த ருசி எங்கேருந்து வரும்ன்னே தெரியாதுங்க. ம்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. இத விட நீங்க வேறு ஏதாச்சு முயற்சி பண்ண நேரம் உண்டா? ஏன்னா கண்டிப்பா நம்ம தான் சமைக்கணும் அப்டின்ற ஒரு காலங்கள் வரும். அப்டின்னும்பது ஆட்டம். நம்ம வந்து அத இழுத்துட்டு போக நம்ம விரும்ப மாட்டோம். அப்டின்னும்போது டக்கு டக்குன்னு என்ன செய்யலான்னு உங்களுக்கு நெறைய தோணியிருக்கு. ஆனா நம்ம பண்ண முடியலன்ற மாரியும் இருந்திருக்கா?
ஆ. ஆமாங்க. கண்டிப்பா. ம்.